கண்டிப்பாங்க எனக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்டின்ட்டு ஆ ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்டின்னா, நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே சாப்பிடுவேன். ஆ சந்தோஷமா இருந்துச்சுனா, என்னோட மனசு வந்து அடச்சுக்கும். ஆ வயிறுமே வந்து ரொம்ப நிறஞ்சு போய் வந்துட்டு இருக்கும். அதனால வந்து எனக்கு சந்தோஷமான நேரங்கள்ல பெரிசா சாப்பிட தோணாது. ஆனா வந்து இந்த கஷ்டமான நேரங்கள்ல வந்துட்டு எதையாச்சும் உள்ள அமுத்தி வந்து எப்பிடியாச்சும் இத அடக்கணும். இத வந்துட்டு இந்த கஷ்டத்த நம்ம எப்பிடியாச்சும் கண்ட்ரோல் பண்ணனும்.
ஓ! சரி. ஆமா. சரி. சரி, அப்பறம் <laughs> அதாவது வி வித்தியாசமா இருக்குங்க. கஷ்டத்த வந்து அடக்குறதுக்காக நான் சாப்ட்டு மாத்துவேன்னு சொல்றது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு.
<laughs>